பொதுவா வந்துட்டு, வாழ்க்கையில நம்ம தோல்விகள் அப்டின்னு, நெறைய எடத்தில நம்ம வந்து பார்த்திருப்போம். அதாவது வாழ்க்கையில ஆரம்ப ஆரம்பகட்ட காலத்திலயோ, இல்ல வந்து அலுவலகத்திலயோ, இல்ல தற்போதைக்கு நம்மளோட சூழ்நிலைகள் வந்து மாற, மாற தோல்விகளுமே, அதிகமா பார்த்திருப்போம். உங்க வாழ்க்கையில நீங்க தோல்விகளை எந்த மாதிரி சந்திச்சிருக்கீங்க? அதில இருந்து நீங்க என்ன மாதிரி மாறுனீங்க? அத பத்தி சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க. தோல்விய பாக்காத வெற்றியாளர்கள் யாருமே இந்த உலகத்தில இருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன் அதேமாரி வெற்றியே பெறலைனாலும் பல தோல்விகளே பார்த்த மனிதர்களும் நம்ப உலகத்தில தான் இருக்காங்க. ஸோ அத பத்தி ஒண்ணும் பிரச்சன இல்லங்க. ஆனா என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன அனுபவத்த பத்தி பகிர்ந்துக்க நா உங்கள்ட்ட ஆசப்பட்றேங்க. இப்ப என்னன்னாங்க, "தோல்வி"ன்றது வந்து எனக்கு எப்போ வந்துச்சுனா, சின்ன வயசுலேருந்தே நம்ம சிலவங்க வந்து பரீட்சையில தோல்வி பெற்றிருப்போம். அப்புறம் வந்து, இது மாதிரிலாம் நடந்துருக்கும். இந்த தோல்விக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு விளையாட்டா போயிடும். "இது இப்டி இதுன்னா ஓகே நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த பரீட்சையில எழுதிக்கலாம்" அப்படின்ற மாரி தோல்விகள் வந்து, ஒரு நண்பர்கள் சூழ்ந்த ஒரு எல்லாமே இருக்கும். அதனால வந்து, இந்த இந்த தோல்விகள் வந்து ஒரு பருவத்தில வர்ற தோல்விகளா இருக்கும். இது வந்து நம்ம பெருசா நம்மள வந்து பாதிக்காதுங்க.
சொல்லுங்க.
ஆனா எப் ப நம்ப வந்து வேலைக்குள்ள போறோமோ, அப்பலாம் வந்து தோல்வியினாலே இந்த சமூகம் எல்லாருமே நம்பள பாக்கும்.
ஆமாங்க.
என்ன நம்ப என்ன பண்றோம்? எப்டி இருக்கோம்? இல்ல தோல்வி சந்திக்கிறோமா? இல்ல சம்பாரிக்கிறமா? சம்பாரிக்கலையா? இல்ல சும்மாவே இருக்கோமா? அப்டின்றது வந்து சி-சி-டி கேமரா மாரி அங்க இங்கேன்னு வச்சு சும்மா சுத்தி பாத்துட்ருப்பாங்க. ஸோ அதுமாரி ஒரு தோல்வி விஷயம் <chuckles> தோல்விய பத்தி நான் உங்கள்ட்ட சொல்ல ஆசப்படுறேங்க.
நிச்சயமா. <chuckles> <inhales>
இப்ப எப்டின்னாங்க! நான் வந்து ஒரு ஒலி தொடர்பு சாதனம் அதாவது சவுண்ட் என்ஜினியர்ன்னு சொல்லுவாங்க.
கண்டிப்பாங்க.
அது மாதிரி ஒரு தொழில்நுட்பத்ல நான் படிச்சேங்க. அது வந்து அதே மாரி ஒரு கல்லூரி படிப்பு முடிஞ்சு அது ஒரு படிப்பு மாரி அது. அந்த படிப்பு படிச்சு முடிச்சிட்ட பிறகு நான் வந்து, ஒரு துறையில வந்து ஒரு எங்களோட ஆசிரியர் கீழ நான் அந்த ஒர்க் பண்றேன். அது பேர் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒளிப்பதிவு வந்து அத வந்து பதிவிறக்கம் ரெக்கார்டிங் சொல்லுவாங்க அது பேரு. அதுமாரி ஒரு இது நிறுவனத்தில வொர்க் பண்ணின்ட்ருக்கேன். ஆனா அது வந்து ரொம்ப சின்ன இடங்க. எப்டின்னு பார்த்தா, ஒரு வீடு அதுக்கு மேல ஸ்டுடியோ அப்டி இருக்கும்போது, ஒரு மாசம் எனக்கு வந்து ரூ. 3000 தான் சம்பளம். அப்ப அப்டி போயிட்டுருந்துச்சுங்க.
சரிங்க.
இப்ப என்னன்னா ஒரு நண்பர் என்கூட வந்து படிச்சவரு, என்ன பண்ணாரு? அவரு வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில வந்து வேல செஞ்சிருந்தாங்க. அந்த நிறுவனம் வந்து ஒரு பெரிய நிறுவனம். அதாவது ஒரு பெரிய நகரத்தில இருக்கு. அது சென்னை மாரி தான். இல்ல சென்னை தான். நீங்க அந்த மாதிரிலாம் இல்ல, சென்னையில தான். அது ஒரு பெரிய இடம். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இப்ப அவரு வேல செஞ்சிட்டுருக்கும்போது ஒரு இப்போ இப்போ ஒரு பணியிடம் காலியா இருக்கு அப்டின்றதுக்காக நீங்க என்ன கூப்புடுறாங்க, நீ வர முடியுமா? நா வேணா நான்தானே இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் அப்டின்ற மாரி நானும் போய்ட்டேங்க.
சரிங்க.
இப்ப என்ன ஆச்சுனாங்க, போன ஒரு 2 3 நாட்கள்ல வந்து அது வந்து அந்த துறையில வந்து 3 பேரு தான் இருப்பாங்க. இது வந்து நெறைய துறை இருக்குங்க உள்ள. அந்த எப்டி சொல்றது? கேம்பஸ் சொல்லுவாங்க அதுக்குள்ள. அந்த திரை துறையில வந்து நெறைய இருக்கு. அது எப்டின்னா புது படமா இல்லங்க, பழைய படத்த எப்டி வந்து புதிய படமா மாத்தறது? அப்டின்ற ஒரு துறை அது. அந்த ஒலி தொடர்பு சாதனத்தில வந்து எப்டின்னா, இப்ப பழைய படத்தில நம்ம வந்து ஒரு Youtube பார்த்தா ஒரு ஸ்ஷூ அப்டின்ற மாரி ஒரு சவுண்ட் வரும்ங்க.
ஆமாங்க.
அந்த மாரி சத்தத்தலாம் எடுத்துட்டு இப்ப வர்ற படத்தில்லாம் அந்த மாரி நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ இப்டி இருக்கும்போது அந்த மாரி ஒரு தொழில்நுட்பத்தில நம்ம வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில இருந்த. போன 2 நாட்கள்ல வந்து தலைவர் வந்து தவறிட்டாங்க.
உங்கள கூட்டிட்டு போனவர் இல்லைங்களா?
அதாவது அவரு இல்ல. அவரு என் நண்பர். அந்த துறையோட தலைவர் இருக்கார்ல.
அ அந்த அ துறையோட தலைவர். சரிங்க.
அ டிப்பார்ட்மென்ட் சொல்லுவாங்க, அந்த டிப்பார்ட்மெண்டில ஹெட். தலைவர்னா ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இறந்துட்டாங்க.
ஆமா. ஆமாங்க.
இப்ப எப்படி எப்படின்னா, மொத்த 3 பேரு. அதில வந்து ஒருத்தர் வெளிய போறதால, அந்த பணியிட காலியா இருக்கிறதால என்ன கூப்பிட்டாங்க. நா வந்துட்டேங்க. அதுக்கப்புற என்னாச்சுன்னா, அந்த நண்பர் என்ன பண்ணாரு? அந்த எடத்துக்கு அந்த தலைவர் பதவிக்கு போக வேண்டிய காலக்கட்டாயம், அவர தள்ளிடுச்சுங்க.
சரிங்க.
இப்ப அப்படி இருக்கும்போதுங்க, இப்ப என்னாச்சுன்னா, அவர் அங்க போயிட்டாரு. அவரு ஏற்கனவே வந்து ஒரு 1 ஆண்டு காலம் அனுபவம் இருக்கு கிட்டத்தட்ட 1ஆண்டு காலம் ஆவப்போகுது அப்ப. அவருக்கு வந்து சம்பளம் ஊதியம்ன்றது வந்து ஒரு நார்மலா குடுக்கறது தாங்க. ரொம்ப வந்து அதிகமும் கிடையாது, கம்மியும் கிடையாது. ஒரு நடுத்தரதுல கரெக்ட்டா குடுத்துருந்தாங்க. அவரு என்னா பண்ணாருன்னா, அந்த இடத்துக்கு போன பெறகு அது வந்து "அந்த தலைவரோட வாங்கியிருந்த சம்பளத்த இவரு வாங்க ஆசைபட்டாரு," என் நண்பர்.
ஓ! சரி.
அதுக்காக என்ன பண்ணாருன்னா, "நான் வந்து எனக்கு வந்து சம ஊதிய உயர்வு ஏத்துங்க, அப்டி ஊதிய உயர்வு ஏத்தலன்னா, நான் வந்து இந்த நிறுவனத்திலருந்து வெளியேர்ற காலகட்டாயமாயிடும். நீங்க யோசிச்ச முடிவு"
அதாவது ஆ அந்த. தலைவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா, இவர வந்து அந்த இடத்துக்கு ஆ மாறுறாரு. அந்த நேரத்தில இவரு இப்டி சொல்லிருக்குறாரு இல்லைங்களா?
ஆமாங்க. இதெல்லாம் கேட்டா "2 வாரத்துக்குள்ளாவே நடக்குது" இதெல்லாம் நானு, இவனும் சேர்ந்து.
ம். ம்ஹ்ம். சரிங்க.
அப்டின்னு அப்டின்னு நெனைச்சிருந்தாங்க. இப்போ வந்து அந்த நிறுவனம் ஒரு 2 நாள் காத்திருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, "நீ நீங்க கிளம்பி போயிருங்கப்பா! ஒண்ணும் பிரச்சன இல்லன்னு சொல்ட்டாங்க," என் நண்பர.
ஓ! சரி.
அதுக்கப்புறமேட்டு யோசிச்சு பாருங்க. அந்த எல்லா ப்ரஷரும் என்கிட்டே தான் வரும்.
ரொம்ப கஷ்டம் இல்லங்க. ஏனா, வந்து போய் ரொம்ப நாளும் ஆகல. வேலையவே முழுசா க தெரிஞ்சுருக்காத நேரத்தில, இப்டி ஒரு சவால் உங்களுக்கு. சொல்லுங்க அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்க?
ஆமாங்க. அப்ப வந்து திரும்புற இடமல்லாம் கண்ணிவெடின்ற மாரி, எங்க பார்த்தாலும் வந்து நம்மள வந்து தாக்கி, ஆ ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஒருத்தவங்கள அடிக்க ஆரம்பிச்சா, எல்லாருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. <chuckles>
<laughs> ஆமாங்க. <laughs>
<laughs> அது மாரி தாங்க. இப்ப என்னாச்சுன்னா, என் நண்பன் என்ன பண்ணாரு? "இங்க பாரு! நான் வந்து கிளம்புறேன். எனக்கு வந்து ஊதிய ஒரு ஏத்தல. அதனால கோச்சிக்காத, நீ பார்த்துக்கோ. அதனால நான் கிளம்புறேன்," அப்டின்ட்டாரு. சரி என்னடா இது? நம்மமான்னு செவனனேனு தானே ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தோம். <chuckles> நம்ம எதுனா வேலை கேட்டோமா? அந்த பெரியநாட்கள்ள வந்து
உங்களுக்கு அப்போ ஆ என்ன வந்து என்ன நெனைச்சீங்க? கோபப்பட்டீங்களா? அவரு மேல ஏதாவது உங்கள நம்பி தானே வந்தேன். நீங்க இப்டி போனீங்கன்னா, நான் என்ன பண்றது? அப்டிங்கற மாரி சொன்னீங்களா? இல்ல ப நம்ம அவர்கிட்ட அந்த மாரி பேசக்கூடாது அப்டிங்கிறதுக்காக ஆ ச நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எந்த மாரி நீங்க வ இதுக்கு வந்து நீங்க ரியாக்ட் பண்ணினீங்க?
கண்டிப்பாங்க. நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க. எப்டின்னா, இப்ப நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு நண்பர தெரியும் அப்டின்னா, அவர அடிச்சு விளையாடலாம், திட்டி விளாடலாம், நம்ம என்ன வேணா பேசிக்கலாம், திருப்பியும் நண்பர் நம்மள்ட்ட பேசுவாரு. இப்ப நம்ம அம்மாவாகட்டும், எல்லாமா ஆகட்டும் அது மாரி தான் நம்ம வந்து எல்லாமே பழகிட்டு இருப்போம், ஆனா ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு வேலைய குடுத்தவர் வந்து நம்ம அந்த நேரத்தில பக்கச்சிக்க கூட முடியாத சூழ்நெல. அதாவது "மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாமன்னு" சொல்லுவாங்கல்ல. <laughs> அது மாரி ஒரு கட்டாயம். நம்ம வந்து அவர திட்டவும் முடியல, நம்ம திட்டாம இருக்கவும் முடியல. <laughs> மைண்டுல அப்டி நெனைச்சிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் சரி ஓகே! நம்ம நண்பர் போயிட்டார், இருந்தாலும் வந்து தொலைபேசியில நம்மள வந்து தொட தொடர்பு கொள்ளுவாரு. நம்ம கால் பண்ணா, டவுட் இருந்தா ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேட்டா கண்டிப்பா சொல்லுவாருன்னு பார்த்து, அடுத்த நாள் வந்து ஃபோன் ஒரு தொலைபேசியில தொடர்பு கொண்டேங்க. அதுக்கு அவரு என்ன சொன்னார்னா, "எனக்கு இதுமாரி வந்து கால் பண்ற வேலைலாம் வச்சுக்காத. அவங்க வந்து சம்பளம் தரல புரியிதா? அவங்க வந்து இப்ப உன்ன நம்பியிருக்காங்க. நீ வந்து ஒரு ஆள் இல்லன்னு தெரியும் எனக்கு. ஏனா நீ இப்ப தான் வந்துருக்க. எப்டியும் நீ பண்ற தப்ப பார்த்து," அவருக்கு அந்த எண்ணங்க. "தப்ப பார்த்து, நீ என்ன திருப்பியும் கூப்பிடுவாங்க."
ம். ஆமா. <laughs> <laughs> ஆ புரியிதுங்க, புரியிது. <chuckles>
"வாப்பா! நீ கேட்ட சம்பளத்த விட அதிகமாவே தாரேன்! இவன வச்சுலாம் எங்களால பார்த்துருங்க முடியாது" அப்டின்ற மாரி கூப்பிடுவாங்கன்னு அவரும் நெனைச்சிருந்தாரு. ஸோ அந்த தோ தோல்வின்றது பெரிய தோல்விங்க எனக்கு. ஏனா வந்து, வாழ்க்கையில மொத மொத ஒரு ஒரு வந்து ஒரு நிறுவனத்துக்கு போறோம். அந்த போன பிறகு நம்ம வந்து இப்டி ஒரு அடி வாங்குவோம்னு, நம்ம யாரும் நெனைச்சிருக்க மாட்டோம். ஆனா
சரி. கண்டிப்பாங்க. ஏனா இது வந்துட்டு ஆ ரொம்ப பெரிய அடிங்க, ஏனா வேலையே என்னன்னு இன்னும் கத்துக்கல, அந்த நேரத்தில இப்டி ஒரு சவால். சரி நீங்க வந்துட்டு அந்த நேரத்திலேயே விட்டுட்டு போகாம இந்த சவால வந்து எதிர்கொள்வோன்னு சொல்லி நீங்களும் அடுத்த நாள் வர்றீங்க. அப்போ ஒரு நண்பர் மு வந்து ஃபோன் பண்ணி கூட அ அவருக்கு வந்து என்னதான் கோ அலுவலகத்து மேல கோபம் இருந்தாலும். ஒரு நண்பரா வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில வந்து கண்டிப்பா உதவி செஞ்சிருக்கலாம். அது வந்து செய்யல அப்டிங்கம்போது, நீங்க அத வந்து எப்டி தாங்கிக்கிட்டீங்க? அதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க?
ஆமாங்க. இப்ப வந்து ஒரு கால் அப்படின்னா பரவாயில்லங்க 10, 15 கால் <laughs> எடுக்கவே மாட்டாரு. <inhales> அதாவது வந்து நம்ம என்னதான் மனசுக்கு ஒத்துக்கலனாலு நம்ம கால் பண்ணும்போது தொந்தரவு பண்ணியாச்சு நம்ம எடுப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம். சிலர் வந்து நம்ம யாருனா ஒருத்தவங்கள சண்ட போட்டாலுமே ஒரு 6 ஆவது கால்ல உனக்கு என்னாதான் வேணும் தயவுசெஞ்சு அப்படியாச்சு நம்ம ஃபோன அட்டெண் பண்ணுவாங்க. <laughs> ஆனா இவரு அது மாரிலாம் கெடையாது. இவரு வந்து எத்தன டைம் பண்ணாலும் இதைதான் கேக்க பண்ணுவான் வேற என்ன வந்து கேக்க பண்ண போறான்ட்டு அதில கரெக்ட்டா இருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மின்னஞ்சல்னு சொல்லுவாங்க. அதில வந்து இவரு வந்து புதுசா வந்தவரு ஒன்னும் சரியில்ல. வந்து தப்பு தப்பா வருது, ஒன்னு வந்து அவருக்கு ஒன்னும் தெரியல. அதான் நான் நெனச்சுகினே வந்து 1 வாரத்துல எப்படிடா எல்லாத்தையும் கத்துக்க முடியும். உங்களுக்கே மனசாட்சி இல்லையா, அப்படின்ற மாரி என்னோட மைண்ட் செட்டப்
<exhales> ஆமா. ம். ஆமாங்க. ம்.
ஆனா சிலவங்க என்னென்னன்னா சில குறை கூறியே அவங்க வேலைய தக்க வச்சுப்பாங்கன்னு நெனைக்கிறே நிறுவனத்தில. <inhales> எப்டின்னா இவங்க இப்டி அவங்க இப்டின்னு சொல்லி, சொல்லி, சொல்லி அவங்க வந்து பரவாயில்ல எல்லா விஷயமும் நம்மளுக்கு வருது. இவங்க வந்து இவ வேலய இவ கரெக்டா தான் பார்க்குறான் போல இருக்கு. அத வந்து ஆங்கிலத்தில ஸ்பைன்னு சொல்லுவாங்க. <laughs>
<laughs> ஆமாங்க. ஒரு எல்லா ஆபீஸ்லயுமே இந்த ஒரு ஸ்பை ஒருத்தங்க இருக்காங்கங்க. மொதல்ல அவங்கள போட்டு தள்ளனு நெஜமாவே இல்லையா? <exhales>
ஆமாங்க. ஆனாங்க இன்னொரு விஷயம் நம்ம ஸ்பைன்னு தாண்டி அவங்க ஸ்பை தான் ஆனா இருந்தாலும் வந்து நம்ம மேல தப்பு வந்துருக்கக்கூடாதுன்றதுக்காக, எல்லாருமே ஒதுங்குறாங்க பார்த்தீங்களா. அந்த நண்பர் வந்து என்னோட வேலையில கரெக்ட்டா இருக்காரு. இவர் வந்து மின்னஞ்சல் செலுத்தினவரு அவரு வேலையில கரெக்டா இருக்காரு. யாருமே இந்த மனிதாபிமானம்ன்றது ஒன்னு யாருமே இல்ல. <laughs>
<inhales> நிச்சயமாங்க நீங்க சொல்றத பார்த்தா அப்படி தான் இருக்கு. சோ நீங்க அதுக்ப்புறம் அதில இருந்து எப்டி முயற்சி பண்ணி மேல வந்தீர்களா? இல்ல அந்த அலுவலகத்த விட்டு வந்துட்டீங்களா? அத பத்தி சொல்ல முடியுமா?
ஆமாங்க. இப்ப என்னன்னா, எனக்கு வந்து இந்த புத்தகங்கள் படிக்குற ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க. சின்ன வயசுலருந்து. இப்ப எப்டின்னா நான் பள்ளி பருவத்துலருந்து ஒரு சில புத்தகம், ரொம்ப அதிகம் புத்தகம்லாம் இல்ல, 1, 2 அந்த புத்தகம் தான். வாழ்க்கையில வந்து, அவ்ளோ தான் எனக்கு வந்து கொண்டு வந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, "அக்னி சிறகுகள்" ன்ற அப்துல் கலாம் புக் ஆகட்டும்
ம்ஹ்ம். சரிங்க.
இப்ப ரகசியம், சொல்லி ஒரு புக்க அது பேரு, ஆங்கிலத்ல சீக்ரெட் சொல்லுவாங்க. இந்த ரொனால்டோ பைரன் சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா," நீ எந்த, எண்ண அலைகள நீ வச்சிருக்கியோ, இந்த பிரபஞ்சம் உனக்கு அந்த எண்ண அலைகள தரும்.", அப்டின்னு சொல்வாங்க. அதே மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்ன நெனைக்கிரியோ? அதே மாரி தான் ஆகப்போற. நீ கெட்டது நெனச்சா கெட்டது தான் உனக்கு வரும்ன்னு சொல்லுவாங்க. அதுலாம் உண்மைதாங்க. ஆனா
ம். ஆமா நிச்சயமாங்க.
அந்த தோல்வில கூட வந்து, கடைசில எனக்கு வந்து, அந்த தோல்வி வந்து எனக்கு வந்து, இன்னும் ஒரு, ப் எப்டியாச்சும் ஒரு படைப்பு உருவாக்கணும். அந்த படைப்பு வந்து கண்டிப்பா நம்மளால உருவாக்க முடியுன்ற, ஒரு நம்பிக்க எனக்கு வந்து, அந்த புத்தகம் குடுத்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேங்க, எனக்கு வந்து அலுவலக நேரம் காலையில 9:00 மணிலேருந்து ஈவினிங் மாலை 6:00 ஒரு மணி வரைக்கும். அப்ப எனக்கு வந்து திருமணம் ஆகலங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அங்க வந்து அந்த, நிறுவனம் வந்து நை-நைட்டும் இயங்கும், பகலும் இயங்கும், இரவு நேரங்களிலும் இயங்கும். இப்ப எப்டின்னா? இப்ப வந்து நம்ம விஜய் டிவி, இந்த சூப்பர் சிங்கர்ஸ் செட் லாம், அதெல்லாம் வந்து நடுல 12:00 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கும், அந்த கேம்பஸ்ல. எல்லாமே ஓரளவுக்குனா, அது எப்பயுமே பிஸியா இருக்கும். ஆள் நட நடமாட்டம் இருந்துட்டே இருக்கும். அதுமாரிங்க, நான் 12:00 மணி வரைக்கும் உட்காந்து நான் கத்துப்பேங்க. தனி ஒரு ஆளா.
சரிங்க. ம். சூப்பர்ங்க!
அதே மாரி வந்து தோல்விகள் தாண்டி அவர் வேற இறந்துட்டாரு. அந்த அறை வந்து ரொம்ப இருட்டான அறை. வந்து ரொம்ப சத்தமே வெளியே போவாது. டக்குனு வந்து யாரோ எழுப்புற மாதிரில்லாம் இருக்கும் தூங்கிட்டா. <chuckles> ந நம்மளுக்கு வந்து.
அய்யயோ. அதிலயும் ஒரு சோதனை. <chuckles>
ஆமா, ஆமா நம்மளுக்கு வந்து தோல்வி பயம் தான், பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா நடுவுல இது என்னடா புது பயம் அப்டின்ற மாரி. அது மாதிரி இல்லைங்க. அது நேரத்துல இருந்துச்சு, மன்டே நம்ம வந்து திருப்பியும் வேலைய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2, 3, மாதம் காலங்கல வந்து என்னை யார் மின்னஞ்சல் போட்டாங்களோ, அவங்களே வந்து மாத்தி என்னை புகழ்ந்து நல்லா போட்றாங்க அப்டின்ற மாதிரி மாத்திட்டாங்க.
<chuckles> ஆமா. சிறப்புங்க உண்மையாவே. பெரிய விஷயம் இல்லயா. ஏன்னா ந நாம் வந்து எங்க விழுந்தமோ அங்க தான் எந்திரிக்கனும்னு சொல்வாங்க இல்லைங்களா? அது 100/100 உண்மைதான் இல்லைங்களா? நீங்க இப்ப இந்த வேல வேணா விட்டு நீங்க வெளியில போய் போய் அங்கே நீங்க சாதிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் வந்திருக்குமான்னு கூட தெரியல. நீங்க அடிவாங்கின எடத்துலயே வேலைய கத்துக்கிட்டு அதுவும் நைட்லாம் உக்கார்ந்து, அதுவும் அந்த <chuckles> பயத்துல வேற உக்கார்ந்து வேலைய கத்துக்கிட்டு அதிலயே சாதிச்சிட்டு, ஆ ஒரு அங்கேயே வந்து நீங்க வந்து ஒரு தோல்வி இருந்தாலுமே, ஒரு வெற்றியைக் குடுத்திருக்கிங்கன்னா அவங்க நிஜமாவே பாராட்டிதானே ஆகணும்.
ஆஸம். ஆமாங்க. இன்னொரு விஷயங்க என்னென்னா, இப்ப எந்த துறையில என்ன வந்து அப்டி ஆக்குனாங்களோ, அந்த துறையில நானே தலைவர் ஆகிட்டேன் இப்ப. <chuckles> என் நண்பர் என்ன ஆசைப்பட்டாரோ, நான் தலைவராகிட்டு என் நண்பர நான் வந்து என்ன பண்ணேன், அப்பல்லாம் வந்து எல்லாமே மாறிட்டாங்க. இந்த ஒரு வேல இருக்கு அவர கூப்பிடுங்க. அவர் வந்து என் தலைவர்தான் அப்டின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர கூப்ட்டாங்க அந்த வேலைக்கு. வேலைக்கு கூப்ட்டு என் கீழ இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க "என்னப்பா? உன் தலைவர்ன்ற ஒண்ணும் சரியா வேலை பாக்க தெரியல. நீ என்னமோ தப்பு தப்பா பண்றான். நீ என்னமோ உன் தலைவர்ன்ற" அப்டின்னு சொல்றாங்க. அதாவது எனக்கு வேலைக்கு கத்துகுடுத்தவரே. என் கீழ இருக்குறவங்க தப்பு சொல்ற மாரி காலகட்டங்கள்ல கடவுள் மாத்தி கொடுத்துட்டாரு எப்பயே. <laughs>
சிறப்புங்க. ம். அ. கண்டிப்பாங்க. "எண்ணம் போல் வாழ்க்கைன்னு" சொல்வாங்க பார்த்தீங்களா? உங்க விஷயத்ல உண்மையாவே நடந்திருக்குங்க. நிஜமாவே நீங்க சொல்ல, சொல்ல எனக்கு அது தான் தோனுச்சு. ஏன்னா அ உண்மையாவேங்க அ எத்தன பேர் என்றாலும் இது வந்து சாத்தியமாகும்ன்னு தெரியல. நீங்க வந்து அத வந்துட்டு இருந்து, அந்த தோல்விய வெற்றியாக்கி இருக்கீங்க. எங்கே நீங்க வந்து விழுவீங்கன்னு நெனச்சீங்களோ, எல்லாத்துக்கு முன்னாடியும் வந்து அங்கயே இப்போ ஒரு மேலாளரா உக்கார்ந்துருக்கிங்கனும் பொழுது மிகப்பெரிய வந்துட்டு பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க.
ஐயோ! அழகா சொன்னிங்க. ம். ஆனாங்க நான் அந்த ஒரு நிறுவனத்துலருந்து வெளியே வந்துட்டேன். இப்ப வந்து வந்துட்டேன் ஒரு கால சூழ்நிலையில வெளியே வந்துட்டு, ஆனா நான் வெளியே வரும்போது கூட இது யார் என்ன ஃபர்ஸ்ட்டு, ஃபர்ஸ்ட்டு அந்த மின்னஞ்சல் போட்டு தப்பா சொன்னாங்களோ, அவர் என்கிட்ட திருப்பியும் தொலைபேசியில என்ன பண்ணார், இங்கே பாரு "இந்த நம்பர் வச்சுக்கோ. இந்த நம்பர் இல்லன்னா, இன்னொரு பர்ஸ்னல் நம்பர் தர்றேன் புரியுதா? இந்த நம்பர்லாம் கூட எப்பயுமே காண்டக்ட்லயே இரு. புரியுதா?" அப்டின்ட்டு சொன்னாரு. <chuckles> ஆரம்பம் எங்கு ஆரம்பிச்சது, எங்க தொடங்கும், எங்க முடியும் என்கிற மாரிங்க தான் <chuckles> வாழ்க்கை.
அ சரிங்க. ம் <laughs> நிச்சயமாங்க நிச்சயமா. அதாவது இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க வந்து எதிர்பாராத ஒரு எடத்துல இருந்து இன்னொரு எடத்துக்கு போயி, அங்க நீங்க வந்து எந்த எந்த அளவுக்கு நீங்க வந்து அ சிரமப்பட்டீங்க. அப்புறம் அங்கேயே வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்தீங்கன்னு எல்லாத்தையுமே ரொம்ப ஆழமாவும், அழகாவும் சொன்னீங்க. உங்க கூட பேசியதில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.
நீங்களும் ரொம்ப அழகான கேள்விகள்லாம் கேட்டீங்க. உங்கள்ட்ட பேசுனதும் நானும் மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேங்க. ம் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
நன்றி.